இல்லைங்க. எங்க அம்மா குடுக்க மாட்டாங்க. தயிர எங்க வீட்டில நாங்க அதிகமா பழகிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அ தயிர்.
ம்ஹ்ம். இல்ல, ஏதா சளி ஏதா புடிச்சிரும். காய்ச்சல் வந்துரும் அப்படி ஏதாவது பயமா?
அ. அது என்னன்னு தெரியலைங்க அப்போத்துலருந்தே எங்க அம்மா எங்களுக்கு அதை சேர்த்துக்கவே இல்ல. தயிர் சாதம் அதேமாதிரி லெமன் சாதம் இதெல்லாம் எங்க அம்மா எங்களுக்கு கொடுத்ததே கிடையாது. மத்தபடி ஆமா மத்தபடி பாத்தீங்கன்னா, இது அதான் அந்த தக்காளி, தேங்காய், இட்லி, தோசை இதுதான் அதிகமா குடுத்துருக்காங்க. சப்பாத்தி கூட கொடுத்துட்டது கெடையாது. இந்த மாதிரி தான் நாங்க சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்குறோம். ரொம்ப ஒரு, அ ரொம்ப ஒரு ஒரு அத்தி பூத்தாப்பில ஒரு நாள் சாம்பார் சாதம் எடுத்துட்டு போவேன் நானு. அவ்வளோதான்.
அப்படியா? ம். <laughs> ஆ சாம்பாரே வந்து அரிதா தான் கொண்டு போயிருக்கீங்க. சோ, சாம்பார் எடுத்துட்டு போனா அதில என்ன தொட்டுக்க வச்சுப்பீங்க?
ஆமா. ம். காய் தாங்க நமக்கு காய் அம்மா அறிஞ்சு போடுறாங்க இல்லயா. அதில உருளைக்கிழங்கு எப்பவுமே அ.
காய் தான் அ நீங்க இப்ப சாப்பாடு என்னங்க எடுத் சாப்பாடு தாங்க அப்படின்னு சொல்ற மாரியே இருக்கு. அதாவது என்ன சாப்பாடுன்னு சொல்றீங்கள்ல அது போல் ஏதாவது ஒரு காய் அடிக்கடி நீங்க எடுத்துட்டு போறது. <tsk> அந்த.
ஆ எல்லா சாம்பார்லேயுமே அம்மா உருளைக்கிழங்கு போடுவாங்க. எல்லா சாம்பார்லேயுமேங்க. அப்போ 2 உருளைக்கிழங்கு போட்டு தான் கொடுப்பாங்க. அந்த உருளைக்கிழங்கு என்ன பண்ணுவோம் தனியா எடுத்து வச்சு அப்படியே உறிச்சி அப்படியே அதை வந்து குழச்சி ஒரு ஒரு ஒரு உருண்ட மாதிரி பிடிச்சு வச்சுப்போம். நாங்க அதுதான் எங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நாங்க வேடிக்கையா, நாங்க செஞ்சு சாப்பிட்டுருக்கோம் நாங்க.
ஆ ஆஹ. சரி, சரி. ஓ! அது பள்ளிக்கு போறப்ப இந்த மாரி புது புது வேடிக்கை ஒவ்வொருத்தரையும் நோண்டுனோம்னா, ஒவ்வொரு பெரிய வேடிக்கை கதைகள் வரிசையா, வரிசை கட்டின்னு இருக்கும் அது ரொம்பவே நல்ல இது இருக்கும். ம்.
ம். <chuckles> <laughs> ஆமா. ம். அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி என்ன பண்ணுவான்னா, இஞ்சி, புளின்னு சொல்லிட்டு அத கொண்டு வருவா. அந்த இஞ்சியும், புளியும் வெல்லமும் போட்டு நல்லா இடிச்சு அது ஒரு மாதிரி, ஒரு அம். ஒரு ஒரு கருப்பு ஒரு ப்ரவுன் கலர்ல கொண்டு வருவாங்க அவுங்க. அது வந்துட்டு ம்.
ம். நீ. ம். அது வந்து இஞ் ஓ அது தனி சுவையா இருக்குமே நீங்க புதுசா சொல்றீங்க, இஞ்சி, புளினாலே இது கேட்டதே இல்லையே, நானு அப்படி என்ன அது ஒரு பதார்த்தம்?
ஆ.